கண்டிப்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நெறைய முறை நாங்க கடற்கரைக்கு போகும்போதெல்லாம் விளையாடுறது. அப்போ கடல்ல பந்த தூக்கி போட்டு, ஒரு பெரிய பந்துன்னா அது அலையில திருப்பி வரும். ஸோ அதை போய் யார் எடுக்கிறதுன்னு ஒரு போட்டியா இருக்கட்டும், அப்புறம் அங்க பலூன்கள்லாம் நம்ம சுடுறதுக்கான ஒரு இது வச்சிருப்பாங்க. இப்போ காத்து
சரிங்க. ஆமா, அது கடற்கரையில இருக்கும். கண்டிப்பா இருக்கும்.
ஆமா. காத்து அதிகமா அடிக்கும்போது என்னாகும், அவுங்க அத ப, அதப் அது கம்பிகள்ல திணிச்சு வச்சிருப்பாங்க. அத மீறி அந்த ம பலூன்கள் வந்து பறந்து அப்படியே ஓடி வரும் நம்மள நோக்கி. அத போய் துரத்தி புடிக்கிறது, அத எடுத்துட்டு போய் குடுத்தா அவுங்க வந்து, "இல்ல நீங்களே வச்சு விளையாடுங்க" அப்டின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான நினைவுகள்லாம் வந்து இருக்கு. அப்
நிச்சயமா நிச்சயமா. இப்போ நீங்க இந்த கடற்கரையில நீங்க விளையாடுறபோது, இன்னொன்னு தெரிஞ்சுக்கோணும். ஒரு சில குழந்தைங்க, இல்ல பெரியவங்க கூட செய்யிறத நான் பாத்துருக்கிறேன். அ கடற்கரையில விளையாடும்போது, கடல் ஓரத்துல, மணல் பரப்பில வரக்கூடிய சிப்பிகள், ஆ சங்கு, ஆ சில விஷயங்கள் அதுல வரும். கரை ஒதுங்கி வரும். அதெல்லாம் நீங்க சேகரிச்சு, ஏதாது வீட்டில நீங்க பயன்படுத்தின அனுபவம் ஏதாது இருக்குதா? அதில அப்படி கடற்கரையில பாத்துருக்கீங்களா? அந்த மாரி பொருள்களை எல்லாம் பாத்துருப்பீங்களா?
ஆ கண்டிப்பா. இது எல்லாரும், ஆ சின்ன வயசில சேகரிச்ச விஷயங்களா இருக்கும். இப்போ என்னோட மகளும் அத செய்றாங்க. அந்த சிப்பிகளா இருக்கட்டும். ஆ சின்ன சின்ன விஷயங்கள், அது பாக்க. இந்த சின்ன நண்டுகள் வந்து ஓடுறபோது குழந்தைகள் அதை துரத்திட்டு ஓடுவாங்க. அப்புறம், அந்த சின்ன சிப்பிகளை வந்து அதை எடுத்துட்டுவந்து, அவுங்க உடனே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாரிலாம் எனக்கு பண்ணி குடுத்தாங்க, என்னோட மகள். சுத்தி அதை ஒட்டீட்டு, ஆ நடுவில வந்து அழகா ஒரு ஃபோட்டோ ஓட்டி, அது கீழேலாம் அழகா எழுதி, வண்ணங்கள்லாம் தீட்டிக் குடுத்தாங்க. அந்த மாரி நானும் சின்ன வயசுலயும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து, என்னுடைய புத்தகங்கள், அ என்னோட நோட்லலாம் ஒட்டி, இது நான் இந்த நாள் போனது, இத நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் எழுதி வச்ச நினைவுகள் எனக்கும் இருக்கு. அதே மாரி எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, ஆ ஆறு ஆ ஏன்னா, நகரத்தில ஆ ஆறு இல்ல. ஆனா ஊர்ல வந்து ஆத்துல வந்து எல்லாரும் குளிப்பாங்க. அப்ப அது ஆழமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா, நல்லா எல்லோருக்கும் ஓடி வந்து டைவ் எல்லாம் அடிப்பாங்க. அதெல்லாம் உக்காந்து நான் ரசிச்சு பாத்திருக்கேன். அந்த படுகையில, ஓரத்தில உக்காந்து அம்மா அதுவரைக்கும் தான் எங்களைல்லாம் வந்து விடுவாங்க, "உங்களுக்கு நீச்சல் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படியா, வெரி குட்! ஆ சரிங்க, சந்தோஷம். ஆ. ஆமாங்க. ஆமா ஆமா ஆமா. பரவாயில்லையே! ஆஹம். அருமை அருமையா அந்த மாதிரி, பயத் பயத்துல விட மாட்டாங்க. தண்ணிக்குள்ள எறங்குறதுக்கு விடமாட்டாங்க.